ம். கண்டிப்பா. ம். ஏன்னா, கிரிக்கெட் நான் விளையான்டது எல்லாமே என்னோட அக்கா, தம்பி, சொந்தக்காரங்க அ கூடதான். இ அப்போதைக்கு எனக்கு நான் கடைசியா விளையாடின விளையாட்டே எனக்கு ஞாபகம் இருக்கு. அது க கடைசியா அப்பதான் விளையாடப் போறோங்கிற ஞாபகமே இல்லாம ஒரு அ இதுவே இல்லாமதான் போய் விளையாடினோம். <tsk> ஆ.
ஆ. ஆ. அதான் கடைசியா விளையாட போறோனு நமக்கு தெரியல. அம். சுமா.
தெரியல. கண்டிப்பா. ஆ, ஒரு பள்ளிப் பருவம். இந்த 2 மாசம் லீவ்லதான். ஒரு அ லீவ் முடியப் போற ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடி விளையாடுறோம். அப்போ டீம் பிரிச்சு விளையாடுறோம். ம். நம்ம சொந்தக்காரவங்க அ தான் மொத்தமா ஒரு 20 அ 25 பேர் இருப்பாங்க. சின்னச், சின்ன பொடி பசங்களும் வச்சுக்கிட்டாங்க. <tsk> "இப்ப அந்தப் பந்து போனா எடுத்துட்டு வச்சுக்கோ," அப்படிங்கிற மாரி. அந்த நாள்ல ஒரு பெரிய கலவரமே வந்துருச்சு. அதோட இந்த போதுபா விளையாடவே கூடாதுன்னு நிறைய வீட்ல பேரன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ வந்துஅவ்வளோதான் அதோட முடிஞ்சது.
ஆ. ஆ. அது ச ஆனால் ஆது. அப்டி என்ன கலவரம்னு நடந்துச்சு?

அத, அத அ நியாபகம் இருக்குது.
ம். அ அதி ஸ்டம்பர் பந்தெல்லாம் வச்சு அடிப்பட்ட நினைவுலாம் இருக்கு, சின்ன, சின்ன வயசு, அடிப்பட்டு
ம். அ. பயங்கரமா அடிப்பட்ரும் அதெல்லாம். <chuckles>
ஐயோ! ரொம்ப வலிக்கும், எரிபந்துல நெனச்சு பாருங்க. கிரிக்கெட்ல விளையாடுறதுக்கே டென்னிஸ் பந்து தான் பயன்படுத்துவோம். ஸ்டம்ஃபர் விட்டு ஒரு வாட்டி <chuckles> இ இருந்துட்டாங்க. அ அத இது பண்ணி அதெல்லாம் நினைவு இருக்கு. என்னென்ன அப்புறம், ஆ. எரிப்பந்து. வேறென்ன, காட் மீட்டர்.
அதே தான். அத அதான். சரி, சரி. ம். ம். இப்ப விளையாடுறது விளையாட்ட தாண்டி, இப்போ வீட்டுக்குள்ள உக்காந்து விளையாடுவாங்க தெரியுமா? அந்த கேரம் கேரம் கூட இப்போ வந்த கேம்னு சொல்லாம்.
ஆஹம். ஆஹா.
அது முன்னாடி அ வீட்டுக்குள்ள அ பெண்கள் விளையாடுற விளையாட்டுனு, விளையாண்டுருக்கீங்களா?
ஆ அதுவும் தான், எதையும் விட்டு வைக்குறதில்ல. சின்ன வயசுலருந்து, இந்த சமச்சு விளையாடுவாங்க தெரியுமா? அந்த விளையாட்டுலருந்து, கேரமும் அப்வே விளான்டது.
<chuckles> இந்த பாட்டு, மண்ண எத்துமா சமையல் ச தண்ணி ஊத்தி, அந்த மாரி சொல்றீங்களா?
ஆமா அதுதான், தண்ணிய எண்ணன்னு வச்சுக்குவோம், மண்ண எடுத்து சாதம்னு வச்சுக்குவோம். அ கொழந்தைக்கு ஏதாவது கலக்கிக்கிறது, இந்த வேலதா பாத்தோம்.
ஆ, ஆ. இலக்கு எடுத்து உள்ள வந்து உள்ள போடுறது, கீர போட்றோனு.
ஆஹ. ஆமா, ஆமா. அப்போ இந்த கொட்டாங்குச்சில்லாம் இருக்கும் ஞாபகம் இருக்கா? அதுதான், அது கல்லு, அ எலைகள வச்சு <tsk> அது ஒரு மூடிய வச்சு இப்டி பண்ணா அது அப்டியே நல்லா ஒரு வட்டமா வந்துரும், <tsk> அத சப்பாத்தின்னு சொல்றது, தோசன்னு சொல்றது, இந்த மாதிரி அ விளையாண்டதெல்லாம் உண்டு. கேரம் போர்டுமே எனக்கு நினைவு இருக்கு, அதுவுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ இருக்கிற மாதிரி அ இவ்வளவு ஒரு காமனா இல்ல. அப்போ நாங்க வீட்ல கெஞ்சி, கெதறி, அ நமக்குன்னு ஒரு போர்டு வேணும். ம். சுத்தி இல்ல <tsk> ஒரு போர்டு இருந்தாலே போதும், சுத்தி உள்ள 10, 15 வீட்ல உள்ள கொழந்தைங்க எல்லாரும் அந்த நினைவுலாம் இருக்கு. அதுக்காக வீட்ல வந்து ஏதாவது நான் இந்த வேலய பாத்துடுறேன், என் துணிய கரெக்ட்டா நான் எடுத்து வப்பேன், அந்த மாதிரி கெஞ்சி, கெதறி வாங்குன நினைவுலாம் இருக்கு, கேரம் போர்டு விளையாடுவோம், சொத்தங்கல்லு. அப்புறம். அ இந்த மாதிரி சமச்சு விளையாடுறது, நறைய இருக்கு. எனக்கு ஆனா இனிமேது தெரிஞ்சு, இந்த மாதிரி வீடியோ கேம்மு அ இதெல்லாம் வந்து அப்ப இவ்வளோ காமன் கெடையாது. <tsk> யாராவது ஸ்கூல்ல வந்து எங்க வீட்ல வீடியோ கேம் இருக்கு, நான் வந்து இந்த மாதிரி அ அ பிஎஸ் ஒண்ணோ இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கேன்னா, ரொம்ப பெரிய வீடுன்னு நெனப்போம் நாங்க, <tsk> எப்பயாது வீட்ல போய் பாத்துற மாட்டோமா, அந்த மாதிரி இருக்கும்.
ஆ, ஆ. ஆ, ஆமாம். ம். ஆமாமா. ஆ, ஆ. ஆ. ஆ, ஆ. ஆம். ஆமாமா, கண்டிப்பா.

ஆம். இப்போ இந்த காலத்துல பொழுதுபோக்கு அப்டின்னு பார்த்தா, இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாருமே முக்கியமான வீடியோக்கள் கேம்கள நோக்கி தான் போறாங்க இல்லைங்களா? இந்த வீடியோ கேம்லாம் இல்லாத காலத்துல என்ன நெறைய வெளையாடு வெளையாண்டுருப்பாங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு புடிச்ச கேம் வெளையாட்டு ஏதாச்சும் இருக்கா?
ஹ ஆமா. எனக்கு நினைவு இருக்கு. என்னோட அனுபவத்தில சொல்றேன். ஆ இப்ப நீங்க சொன்ன மாதிரி அ எல்லார் கையிலயும் ஒரு ஃபோனு, லேப்டாப்பு. சின்ன கொழந்தைங்க கையில கூட இருக்கு. அது இல்லாம சாப்பிட கூட மாட்றாங்க. ஆனா நாங்க வளர்ந்த காலங்கள்ல ஒரு நான் சொல்றது ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி, பள்ளி பருவத்தில. ஆ. எல்லாரும் கூட்டமா சேர்ந்த நண்பர்களா வெளியில வெளையாடுறது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அடுத்து நாங்க எல்லாம் சேர்ந்து அ கிரிக்கெட் விளையாடுவோம் சின்ன ப பசங்கள்லாம் சேர்ந்து, ஒருத்தவங்க கிட்ட தான் பேட் இருக்கும். இன்னொருத்தவங்க வீட்ல பால் இருக்கும். இந்த டென்னிஸ் பால் வச்சு நான் விளையாடுவோம். ஆ, <tsk> ஒரு அ சரியான கிரிக்கெட் பந்து கூட இருக்காது. இந்த மாதிரி தான் போகும்.
ஆ. ஆ. ஆமாமா. ஆ. ஆ, ஆ, ஆ. சரி. ஆ, ஆ, ஆ. ஆ, ஆ. ஒரு சிலர் பேட் இல்லன்னா, அந்த தென்ன மட்டையெல்லாம் வச்சு வெளையாடுவாங்க. அந்த மாரி நீங்க?
ஆமா, ஆமா. தென்ன மட்டையில செஞ்சு தருவாங்க. இப்போ இந்த காலத்துல இருக்கிற மாதிரி <tsk> இந்த டிவிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல.
ஆ. ஆமாமா. இதுல நான் ம்
அதுக்கப்புறம் தானே அந்த வீடியோ கேம் அதனால
ஆ.
ஓ. கிரிக்கெட்டுன்னு மட்டும் இல்ல. கிரிக்கெட்டுன்னா, அ சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த நான் சொன்ன மாதிரி பேட் ஒருத்தவங்க கிட்ட, வந்து ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கூட்டமா 10, 12 இருந்தா கூட அ <tsk> அணி பிரிச்சு விளையாடுவோம் இல்லையா? அந்த மாதிரி போகும். இதே பள்ளி பருவத்தில நாங்க அ கால்பந்தும் விளையாடனது உண்டு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வெளையாண்டுருக்கோம். நான் அவ்வளோ ரொம்ப நல்லா ஒண்ணும் வெளையாண்டது இல்ல. ஆ எங்க கூட இருக்கவங்க. அ எங்க அக்காங்க அ நல்லா விளையாடுவாங்க. அதனால என்ன நம்பி அந்த அணியில சேர்த்தாங்க.
ம். ம். ஆமாமா. ஓ. ம்ஹ்ம். அஹ. ஓ. அ, ஆ, ஆ.
அதனால கிரிக்கெட், கால்பந்து இதுல அனுபவம் இருக்கு.
பிளேயர் உங்க அக்காங்க வெளையாடுறனால உங்களையும் கால்பந்துல சேர்த்திட்டாங்க?
அஹ ஆமா. எங்க அ அ வெளையாட்டு ஆசிரியர் இருக்காரு. அவங்க தான் சரி உங்க அக்காங்க நல்லா வெளையாடுவாங்க. <tsk> பொதுவா அ பெண்கள் டீமுக்கு வந்து அங்க ஆர்வமா தான் இருப்பாங்க. ஆனா லாஸ்ட்ல <tsk> ஒரு 2, 3 அந்த மாதிரி அணியில வந்து இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போதைக்கு தேடுறப்ப தான் வந்து யாரு விளையாடுவா? அப்டின்னு பார்கறப்ப சரி உங்க வீட்ல விளையாடுவாங்க உனக்கும் திறமை இருக்கும். அந்த மாதிரி இழுத்து வச்சு போட்டது தான். அ சு அ நினைவுதான் இருக்கு. எங்க அக்காங்க அளவுக்கு இல்லனாலும் நான் கொஞ்சம் பரவால்லாம தான் வெளையாண்டேன்னு நெனைக்கிறேன்
ஆ. ஆ. ஓ! சரி, சரிங்க. ஆ. ஆ, அ, <chuckles> அது சரி. ஆ வேற எதாது கேம் விளையாண்டுருக்கீங்களா? எதாவது ஞாபகம் இருக்கா?
ம்ஹம் ம்ஹ்ம்.